ஓ சரி, சரி. <smacks lips> ஆ இந்த சீசனல் உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது, ஆ இன்னும் அதாவது சீசன்ல்ல ஆ ப்ரமோட் பண்ற மாதிரி எதாச்சும் ஆக்ஷன் நீங்க நினைச்சு இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நேரத்துல விழிப்புணர்வு இருக்காது இல்ல, <smacks lips> ஆ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஆ வெயில் காலத்துல வந்துட்டு இந்தப் பனை மரத்துல இருந்து தெளுவு கிடைக்கும். தெ பனை பனந்தெளுவு கிடைக்கும் இல்லைங்களா?
ஆமா.
அஹ அந்தப் பனந்தெளுவு வந்துட்டு குடிக்கணும். பா அது வெ வெயில் காலத்துல மட்டும்தான் கிடைக்கும்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, ஏன்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. தென்னந்தெளுவு வந்து குடுத்துட்டு, மத்த காலங்கள்லயும் தென்னந்தெளுவு குடுத்து அதை பனந்தெளுவு சொல்லிச் சொல்லிடறாங்க, இல்லிங்களா?
ஓஹோ. இதுவே நீங்கச் சொல்லிதான் எனக்குத் தெரியுது.
அந் ஓ, சரி, சரி. நான் இங்க கிராமத்து ஸைட்ல இருக்கிறதால எனக்குக் கொஞ்சம் தெரியும்.
ம்ஹூம்.
இந்தப் பனந்தெளுவுன்னு சொல்லிட்டு வருஷம் முழுக்க விப்பாங்க. ஆனா, பனந்தெளுவு கண்டிப்பா வெயில் காலத்துல மட்டும்தான் வருங்க.
ஓ! ஓ!
மத்த நாட்கள்ல அவங்க பனந்தெளுவுன்னு குடுக்கறது தென்னந்தெளுவுதான். பனை மரத்துல வெயில் காலத்துல மட்டும்தான் தெளுவு வரும். <tsk> இப்படி இருக்கறதுனால, நிறைய பேருக்குத் தெரியறது இல்ல. பனந்தெளுவு வந்து வெ வெயில் காலம் ஆச்சுனா பனந்தெளுவ குடிச்சுடனும் அப்படிங்கறது தெரியறது இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை ப்ரமோட் பண்றதுக்கு, மத்தவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு, ஏதாவது வழிகள் இருக்கா?
ஐயையோ. ம்ஹம்.

<smacks lips> இப்போ ஒவ்வொரு சீசனுக்குமே வந்துட்டு, ஒவ்வொரு விதமான உணவுகள் வந்துட்டு அதிகமா கிடைக்கும் இல்லேங்களா! அப்பிடி சீசனல் உணவு அப்பிடி சீசன் உணவுன்னு சொல்லி வரும்போது. உங்களுக்கு எ எந்த உணவு வந்து ஞாபகம் வருது? எந்த சீசன்ல இந்த உணவு கிடைக்கும் அப்பிடின்னு நீங்க நெனச்சால எது ஞாபகம் வருது முக்கியமா?
ஆ எனக்கு முதல்ல ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மாம்பழம் தான். ஏன்னா <chuckles> வெயில் காலம் வருது அப்பிடின்றதே நமக்கு முதலே வெயில் அடிச்சு. நம்மள வந்து டார்ச்சர் பண்ணும். இருந்தாலும் அந்த மாபழத்த பாத்தாலே ஒரு தனி சந்தோஷம் கெடைக்கும்.
<chuckles> ஓகே, ஓகே. இந்தமாரி நெறைய சீசனல் உணவுகள் இருக்கு. அது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ந நல்லது நடக்குது?
ஆ கண்டிப்பா. இயற்கை வந்து அந்தந்த சீசன்ல நமக்கு என்ன தேவையோ! அத நமக்கு குடுத்தது. அத சாப்புட்றது நமக்கு நமக்கு நல்லதுன்றதுக்காக அந்தந்த சீசன்ல வருது. இப்ப நான் சொன்ன மாம்பழமே பாத்தீங்கன்னா, அது இருக்க சத்துக்கள். அது வெயில் நேரத்தில வந்து ரொம்ப நமக்கு நல்லது. அ அதனால தான் ஆனா வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க. மாம்பழம் ரொம்ப சூடு அப்பிடின்னு. அது என்னதான் வந்து சூடா இருந்தாலும் நம்மளோட உடல் சூட்ட வந்து சமநிலைப்படுத்தும் அப்பிடின்னு சொல்றாங்க. அதுல இருக்க சத்துக்களும் வந்து அதிக அளவுல இனிப்புச்சுவை இருக்கும். அது என்னன்னா, வெயில் நேரத்தில நமக்கு நெறைய வேர்த்து நம்மளோட உடம்புல இருக்க சால்ஸ் எல்லாம் வெளிய போயிடும். ஆ அப்போ வந்து நீங்க ஒரு மாம்பழம் சாப்பி்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கமாரி இருக்கும். ஏன்னா அதுல இருக்குற அந்த இனிப்பு சுவையால.
ஆமாமா. ஆமா. ஓ! ம். ஆமா, ஆமாம்.

ம் இது போக, மத்தபடி உடல் நலத்துக்கு தாண்டி, இது சீசனல் டைம் எல்லாம் வந்துட்டு அந்த ஏதோ ஒரு காய்கறியோ, பழமோ அது விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி உண்மையா?
கண்டிப்பா. அதாவது சீசன் அந்த ஆரம்பிக்கும்போதும் சரி, முடியும்போதும் சரி வாங்கக்கூடாதுன்னு வாங்க. ஆஹ் சீசன் அந்த டைம்ல வந்து விலையும் குறைவா இருக்கும். நம்ம சாதாரணமா வந்து 1 கிலோ மாம்பழம் வாங்கணும்னாலே அதிகமா செலவு இருக்கும். ஆனா சீசன் நேரங்கள்ல நமக்கு விலை குறைவா கிடைக்கும்.
எதுனால சீசன் ஆரம்பிக்கும்போதும், முடியும்போதும் வாங்கக் கூடாதுன்னு சொல்றீங்க?